அதான். இது, இது ஒரு கவனக்குறைவால நடந்தது தானே! இன்னும் கொஞ்சம் வந்து அது திட்டமிடல்ல கவனத்தோட இருந்திருக்கணும்ல. இது ஒரு முன் உதாரணம் தானே! இதேபோல மறுபடியும், மறுபடியும் இது எதாவது பிரச்சனைகள் நடந்து இருந்துருக்கா? இல்ல, இத ஒரு எ எக்ஸாம்பிளா எடுத்துட்டு நீங்க நிறைய மாற்றங்கள செய்துருக்கீங்களா உங்கள் பயண அடுத்து வந்து
கண்டிப்பா. இது வந்து எக்ஸாம்பிள் தான் அதனால எப்போ வந்து டிக்கெட் போட்டாலும், அவர் மட்டும் இல்ல, நானும் ரொம்ப கவனமாக இருப்பேன். ஏன்னா, அந்த நேரம் வந்து, அ, நமக்கு அ, சரியா நம்ம கணக்கிடாம, அது பாக் கவனிக்காம வந்து பண்ணிட்டோன்னா. அதனால இப்போ ஃப்ளைட் டிக்கெட்ட விட்ருலாம். நம்ம சினிமா டிக்கெட்டே போட்டாலும், அவரு வந்து ஒரு 3 தடவ சொல்லுவாரு. பாரு! மாலை 6:00 மணிக்கு ஓகேவா? ஃப்ரியா? பண்ணட்டுமா? அப்பிடின்னு ஆமா. புக் பண்ணுங்க அப்பிடின்னு சொன்ன அப்புறம் தான் புக் பண்ணுவாங்க.
ம்ஹ்ம். ம். ம்ஹ்ம். <chuckles> <chuckles> ஆ அ

ஒரு நல்ல ஒரு எண்ணத்துல அவுகளையும் சேர்த்து விட்டுர்றது, இந்தப் பயணத்துல. <chuckles> சரி.
ஆமா. ஏன்னா, எனக்கெல்லாம் மருந்து பத்தி ஒன்னும் தெரியாது. அதனால, நீ வந்து பெரியவங்களோட போயிட்டு வந்துருப்பா! அப்பிடின்னு அவருக்குத் திருமணம் ஆகுற வரைக்கும், அத பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு.
ம். அ, அது எல்லா குடும்பங்கள்லையும் நடக்கிறதுதான ஆனா பேச்சுலரா யாராவது சிக்குனா, எல்லா வேலைக்கும் பயன்படுத்திக்கிறது. அவுங்க திருமணம் ஆகிற வரைக்கும். <laughs> அது மாதிரி. சரி. இப்ப போற இடத்துல இப்ப குழந்தை அப்பிடின்னு நீங்க சொல்றீங்க. அ குழந்தை அந்த உணவு வந்து எப்பிடி தயார் பண்றீங்க, குழந்தைக்கு? என்ன மாதிரி அப்ப வந்து, அங்க வந்து <tsk> தேவையான, நீங்க நினைக்கிற மாரியான உணவுகள்லாம் கிடைக்குமா? குழந்தைக்கு அல்லது <tsk> அ ஒரு பக்குவமா நீங்க வீட்டுல இருக்கிறப்ப அ உணவு தயாரிச்சு குடுப்பீங்க. தேவையான விஷயங்கள் இருக்கும்
கண்டிப்பா. ம்ஹ்ம். ஆமா. அது கொஞ்சம் சிக்கலான விஷயம் தான். நான் அதனால, ஒரு, ஒரு 2 ஆண்டுகளுக்கு அந்த ஒரு பயணம் அ கோவா போயிருந்தோம். அங்க நான் நினைச்சேன். நம்ம வீட்டிலேயே வந்து சில விஷயங்கள் எல்லாம், முதல், முதல்ல அந்தப் பொடிச்சு சுடுதண்ணீல கலக்கியே குடுக்குறமாதிரி, அத வீட்டிலேயே தயாரிச்சு எல்லாம் போயிருந்தோம். அத வீட்டுலலாம் சாப்பிட்டாங்க. அங்க போய் சாப்பிட மாட்டேன்னுட்டாங்க, என்னோட மகள். சரி நான் வந்து பழங்கள்ல வந்து அந்த பால்லாம் காய்ச்சி, ஆற வச்சு அதெல்லாம் கெட்டில்ல பண்ணிருவேன். அத வந்து ம மேஷ் பண்ணி ஊட்டுவேன். அதுவும் சாப்பிடல. ஏன்னா, அவுங்களுக்கு அந்த இடம் ரொம்ப புடிச்சிருச்சு. அந்த ஸ்கூட்டர்ல வந்து ரைட் கூட்டிட்டு போவோம். கடற்கரையில போய் விளையாட விட்டதெல்லாம் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பாடுங்கிறதே போகாம, எனக்குப் பயமே வந்துருச்சு. அப்ப, நம்ம ஊரு அ அரிசியத் தேடி அலையிறோம். எல்லார்கிட்டயும் கேட்டு, "அ பொன்னி அரிசி வேணும்." அப்பிடீன்னா, "பொன்னி அரிசியா?" அப்பிடிங்கிறாங்க. அப்புறம், ஒரு அங்க
ம். சரி. சரி. ஓ! சரி, சரி. ஓ! ம். ம்ஹ்ம். ஓ! சா <laughs> ம். "அரிசி கிடைக்குறதே பெருசு. நீங்க பொன்னி அரிசி அப்பிடிங்கறீங்களா?" அப்பிடின்டாங்களா? சரி, சரி.
ஆமா. அப்போ அந்த ஊர்லயே ஒரு பெரிய ஒரு சூப்பர் மார்கெட் போயி, தேடி கண்டுபிடிச்சு, வாங்கி, அங்கயே ரைஸ் குக்கரும் வாங்கி, அ அங்க ஹோட்டல்லயே பெர்மிஷனும் கேட்டு
வாங்கிட்டீங்களா? சரி. சரி, சரி. ஓ! மகளுக்காக அ அந்த ஸ்பாட்ல, ரைஸ் குக்கரே நீங்க ஒன்னு வாங்கிட்டீங்களா?
ஆமா. வாங்கிட்டேன். என்னோட கணவருக்கு தெரியும். நான் விடமாட்டேன். என் மகள் சாப்பிட்டா தான், நான் அடுத்த வேலையே பார்ப்பேன்னு அப்புறம், ஹோட்டல்லயும் எனக்கு அனுமதி குடுத்தாங்க. காய்கறிகள வாங்கி, அங்கயே ஒரு சமையலே செஞ்சு
சரி, சரி. சூப்பர். ம். சரி, சரி. ஒரு வழி பண்ணிட்டீங்க. நீங்க நினைச்சா, அதைச் செஞ்சு முடிச்சிடுவீங்க போல இருக்கே! எதுவா இருந்தாலும். <chuckles>
<chuckles> இல்ல. நமக்கு அவங்க சாப்பிடலன்னா நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியாது. அப்ப, நம்ம அந்தப் பயணத்த வந்து ரசிக்கவோ! அந்த, அந்த மொமெண்ட்ட நம்மளால என்ஜாயே பண்ண முடியாது.
அது சரி. சரியா சொன்னீங்க. ம். <smacks lips> நீங்க ரொம்ப நல்ல அந்த திட்டமிடல்ங்கிறத ரொம்பவே சரியான முறையில கொண்டு போறது. இ கடைசில வந்து நம்ம குழந்தைய எப்பிடி பராமரிக்கணும்? குழந்தைக்கு வந்து அங்க என்னென்ன தேவைகள் இருக்கும்? அத எப்பிடி எல்லாம் பூர்த்தி செய்யணும்? அவுங்களுக்கு எடுத்துட்டு போக வேண்டிய, அ நம்மளுடைய பொருட்கள் என்ன? முன்கூட்டியே. அதுவும் ரயில் பயணத்துலயும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போவேங்கறீங்க. கார் பயணத்துலயும் எடுத்துட்டு போறீங்க. அதே போல நம்ம அங்க போன இடத்துல எந்த மாதிரியான சூழல் ஏற்பட்டாலும், அதை எப்பிடி நிர்வகிச்சு, அத நம்ம வந்து அத வந்து இயல்புக்கு நம்ம மறுபடியும் திரும்பி வரணும் அப்பிடிங்கிறமாரி, நிறைய விஷயங்கள அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட பேசியது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. நன்றி.